ஆமா.
ஆ ஒரு வரிசைப்படுத்துதல் மாதிரி. எது 1ல 2 அப்படிங்கிற ஒரு வரிசைப்படுத்துதல் செஞ்சுட்டீங்க அப்ப்டின்னா, அதுக்கப்புறம் அதனடைய நன்மை தீமை 2த்தையுமே இந்த ப்ரோசன் கான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுமே வந்து நீங்க அ பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு, இது இதன் அடிப்படையில தான் வந்து நம்மளுடைய தேர்ந்தெடுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய நிஜ வாழ்க்கையில கூட நான் நெறைய முற வந்து இந்த ஒரு மெத்தேட வந்து நான் பயன்படுத்தி சில முடிவுகள் எல்லாத்தையும் கூட நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்.
ஓ! சிறப்புங்க, சிறப்புங்க. ஆனா அந்த விருப்ப தேர்வுன்னு நீங்க சொல்லும்போது வந்து எனக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா, நமக்கு பல வேலைகள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு விருப்பமா இதுதான் பண்ணணும் அப்டின்னு நம்ம ஒண்ணு நினைப்போம் இல்லையா? அத தேர்வு செய்றது தான் வந்துட்டு நல்ல ஒரு விஷயம்ன்றத நீங்க சொல்றீங்க. இல்லையா?
ஆமா. ஆமாங்க.
இந்த மாதிரி ஏதாவது பெரிய முடிவுகள் எடுக்கும்போது. அ உங்களுக்கு வந்து "இந்த முடிவ நம்ம எடுக்குறோம். சரியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெஷிஷன்ல நமக்கு குழப்பம் வரும்ல? அப்போ நீங்க வந்து யார அணுகுவீங்க? அப்போ அந்த முடிவு வந்து சுலபமா போய் முடிஞ்சிருக்கா? அத பத்தி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா?